ஆ, நம்ம வாழ்க்கையில நம்ம கூட இருக்குற உறவுகள், நம்ம கூட இருக்குற நண்பர்கள் என பல பேர் நம்ம கூட வந்துட்டு இருப்பாங்க. அவங்க கூட நம்ம வந்துட்டு பல நேரங்கள்ல வந்துட்டு நேரம் செலவைப்போம். நெறைய வந்துட்டு உரையாடல்களும் வந்துட்டு ஏற்படும். அப்டி சில நேரங்கள் எல்லா உரையாடல்களுமே வந்துட்டு சரியான சரிவா சரியாதா முடிவது அப்டின்னு சொல்ட்டு சொல்ல முடியாது. அப்டி சில நேரத்தில தீவிரமான சண்டைகள்லுமே வந்துட்டு போய் முடியற்த்துக்கான வாய்ப்பு இருக்கு. அப்டி உங்களுடைய வாழ்க்கையில தீவிரமா ஒரு சண்டை போய் முடிஞ்சுருக்கா?
நிச்சயமாங்க. அதாவது அந்த சண்டை அப்டின்னு சொன்னாலே வந்து, நமக்கு எல்லோர் கூடயும் வந்து சண்டை போட்ட ஞாபகம் தான். இப்போ என்னை எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, என்னோட பேரே வந்து சண்டக்கோழின்னு தான் சொல்வாங்க. ஏன்னா நான் எல்லார்கிட்டயுமே வந்து நல்லா சண்ட போடுவேங்க. அது தான் என்னோட குணமும். அதாவது ரொம்ப பிடித்த மாணவர்கள்க்கிட்ட மட்டும்.
நிச்சயமா. <chuckles> ம். நிச்சயமா, அவங்கிட்ட தான் நமக்கு அதிகமா உரிமை இருக்கும்.
என்ன ஆகும் நிச்சயமா. அப்ப ந நெறைய உரிமையும் இருக்கும். நமக்கு அப்ப நெறைய வந்து விஷயங்கள் கேட்கனும் தோணி தோணும் இல்லையா. அப்போ ஆ என்னோட கணவர் இருக்கறாருல்லையா, எப்பொழுதும் அவர்க்கிட்ட சண்ட போட்டுட்டே இருப்பேங்க. ஆ அதாவது ஆ நாங்க வந்து ஒரு காதல் திருமணம் தான்.
ஆமா. ம்.
அப்பவும் காதல் திருமணம் அப்பிடின்னு இருக்கும்போது, ஆ அப்பவே அ ஒரு திருமணத்துக்கு அ முன்னாடிலருந்தே வந்து அ நான் அவர்கிட்ட எப்பிடின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. நான் வந்து எப்பவுமே ஒரு ஒரு சண்டைக் அ போட்ற வந்து ஒரு விஷயம் நான் நானு அப்பிடின்னு, ஒரு சாதாரணமா தான் பார்ப்பாரு. ஏன்
ம். முழுமையா அவருக்கு தெரியும். உங்களப் பத்தி.
ஆமா கண்டிப்பா. ஏன்னா, வந்து அந்த சண்டையும் வந்து ஒரு அர்த்தமா தான் இருக்கும். ஆ அதாவது சும்மா சும்மா அந்தமாரி சண்ட போடுவாங்க இல்லயா? அந்தமாரி இல்லாம, அவ கரெக்ட்‌டாதானே கேக்குறா? கரெக்ட்‌டா தான நியாயமான பேசுறா? அப்டின்றமாரி ஒரு விஷயம் தான் இருக்கும்.
ம். நிச்சயமா. ஓ!
அப்போ ஆ சொல்லுங்க!
ஓ! அது சில நேரங்கள்ல வந்துட்டு, என்னதான் வந்துட்டு அவுங்க இது சண்ட போட்றாங்க, அப்டின்றது அவருக்கு புரிதல் இருந்தாலுமே, ஒரு சில நேரங்கள்ல அது சில நல்ல ஒரு கோவத்தை வந்துட்டு ஏற்படுத்தும்ல! அந்த நேரத்துல வந்துட்டு என்னமாரியான முடிவுகள் வந்துட்டு வரும்?
கண்டிப்பாங்க. அது கண்டிப்பாங்க. அந்த சண்டையெல்லாம் நாங்க வந்து சொல்லவே வேணாம். பயங்கரமா சண்டை போட்ருக்கோம். அ ஒரு நாள் வந்து நாங்க என்ன பண்ணுனோம் அப்டின்னா, அ நாங்க வந்து, அ ஒரு தடவை என்ன பண்ணிருந்தோன்னா, ரொம்ப வந்து சண்டை போட்டோம். பயங்கரமா. ஏதோ ஒரு விஷயத்துக்கு. நான் என்ன பண்ணேன் ஆ எனக்கு வந்து சண்டை போட்டாலே, வந்து அந்த கோபம் வந்தாலே வந்து முதல்ல வரது வந்து அழுக தான்.
ம். ம். ம்.
பயங்கரமா அப்போ உடனே நான் வந்து என்ன பண்ணனேன், அழுதுட்டு எங்கேயோ போயிட்டேன். நடந்துகிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டேன்.
ஆ. ஆ அவர் என்ன பண்ணாரு? உங்க கணவர் ஆ அதற்கு அடுத்து.
இது வந்து காதலித்து அ அ திருமணத்துக்கு முன்னாடி.
ம், ஓ, ஓ! சரி, சரி.
சரிங்களா, நாங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து பேசிட்டே இருக்கோம். பேசிட்டே இருக்கும்போது அ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் ஒரு பயங்கரமா நான் சண்டை போட்டுட்டேன். அ நான் பாட்டு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்‌க்கு வரைக்கும் போயிட்டேன். ஒரு பேருந்துல ஏறி உட்கார்ந்துட்டேன், அது எங்கே போதுனு கூட தெரியல.
ஆ. ரொம்ப சுவாரசியமா இருக்கு, நீங்க சொல்றது எல்லாமே!
கண்டிப்பா. அப்ப நான் வந்து 1 நிமிசம் வந்து யோ அது வந்து ஒரு நகரப்புறம் தான். அப்டீன்ருக்க பட்சத்துல வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல.
ம்.
அப்ப என்ன பண்னே அப்டீன்னா, ஆ நான் கொஞ்சம் யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் என்னடா நடக்கும்? ஆ நான் பாட்டு இப்படி வந்து உட்கார்ந்துட்டேனேன்னு சொல்லி நான் அந்த பேருந்து வேற எடுத்துட்டாங்க.
ம். எடுத்ததுக்கப்புறமாவது தெரியுங்களா? உங்களுக்கு அது எங்க போதுனு சொல்லிட்டு இல்ல, அதே எண்ணத்துல அந்த சண்டை போட்டத்துலேயே, அதுலேயே தான் இருந்தீங்களா?
கண்டிப்பா. அந்தப் இல்லங்க, நான் அந்த மாதிரி கூட பண்ணல்ல. நான் அடுத்த ஸ்டாப்‌லேயே இறங்கிட்டேன். அதுக்கு அடுத்து. ஆ 1ல என்ன பண்னேன்னா, இனி என்ன வந்து உட்காந்துட்டோமே அப்டீன்னு, சொல்லிட்டு அடுத்த ஸ்டாப்‌ல இறங்குறேன். அவர் வண்டியில வந்து பின்னாடி நிக்குறாரு.
ஆ. <laughs> ஆ.
அப்ப ஒரு உள்ள வந்து ஒரு ஆனந்தம். பரவால்ல. பின்னாடி வந்து இருக்கான் அப்படினு சொல்லி, ஆ இன்னொன்னு என்ன அப்டின்டா, வந்தோனயே வந்து பயங்கர சண்ட. ஆ இஷ்டத்துக்கு வந்து ஒரு பேருந்தில வந்து ஏறி உட்காருவியா? எங்க போதுன்னுகூட பார்க்க மாட்டியா? அப்டின்னு பயங்கர சண்ட.
ஆ. ஆ. நிச்சயமா. ஒரு உரிமை உள்ள ஒரு சண்ட.
கண்டிப்பாங்க. அது அ இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, அந்த சண்டை போட்ட அ விஷயம் என்ன அதுக்கு அப்பறமா வந்து அவரே தான் வந்து கொஞ்சம் வந்து ஆ சரி ஆ என்ன மன்னிச்சிரு அப்டின்றமாரி கேப்பாரு. இல்ல எப்பமே வந்து சண்டை போடும்போது, ஒருத்தர் இறங்கி இறங்கி வந்து பேசும்போது அது வெறுமையாயிடும் இல்லயா! அது இன்னொருத்தரும் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடணும். நான் அதாவது நான் அந்த வே எஃபர்ட் போடவே மாட்டேன். ஆ நான் வந்து எப்பமே வந்து அதாவது எப்படி ஒரு ஆங்க்ரி பேர்ட் மாரியே இருந்துட்டே இருப்பேன். ஆனா, அவரு வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துறதா இருக்கட்டும், இல்ல பரவால, சாரி. அவரே நானே தப்பு பண்ணி இருந்தாலும் அவரே சாரி கேட்கிறதா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருந்தது. அதனால அவருக்கு ஒரு வெறுப்பு உணர்வு வந்துருச்சு.
ம். நிச்சயமா. கட்டாயமா. ம். நிச்சயமா. நான் தொடர்ந்து நம்மலே வந்துட்டு எல்லாம் மன்னிப்பு கேட்குறோம், அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்துட்டு எல்லாருக்கும் இந்த ஏழ தொடங்கும்.
கண்டிப்பா. கண்டிப்பா. இல்லையா? அப்ப எனக்கு வந்து ஒரு பயம். ஆ என்னடா? அ இந்த மாரி ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கோமே. அவருக்கு வந்து யு அன் அந்த உள்ளுணர்வு வந்து எப்பிடி இருக்கும்? அப்டீன்னு சொல்லி ஒரு நாள் வந்து பேசும்போது, இந்த மாரி சொன்னாரு. "ஆமா. எனக்கு ஒரு ஒரு பக்கம் மட்டும் நான் எஃபோர்ட் போடுற மாரி இருக்கு. நீ பண்றதில்ல. எல்லா பக்கமும் எஃபோர்ட் போடணும்ல" அப்டீன்னு சொன்னாரு. ஆ சரி அந்த விஷயம் வந்து முடிஞ்சது. அதுக்கப்பறம் வந்து, ஆ கல்யாணத்துக்கப்பறம்.
ம். ஆமா. ம்.
என்ன ஆயிட்டுன்னா, தினமும் வந்து ஒரு சின்ன சின்ன சண்டை எல்லாம் வரும். அப்போ வந்து, ஆ அதுவும் அதே மாரி தான் இருந்துச்சு. அப்போ வந்து அவர் எப்படி அ பேசுவார்னா, முதல்ல வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆ ஒரு சண்ட போட்டு ஆ. சொல்லுங்க.
ஆனா பெரும்பான்மையா இப்போ, அ நம்ம காதல் பண்றப்போ இருக்குற அந்த ஒரு அந்த ஒரு ம் நம்மள சமாதானம் படுத்துறது, திருமணத்திற்கப்பறம் அது வந்துட்டு பெரும்பான்மையா தொடராது அப்டீன்னு சொல்ட்டு சொல்லுவாங்க. நெறைய திரைப்படத்துலல்லாம் கூட வந்துட்டு சொல்லுவாங்க. காதலிக்கிறப்ப வந்துட்டு எல்லாரும் இனிமையா பேசுனானா, ம் திருமணத்துக்கப்பறம் கொஞ்சம் கடுமையாயிடும் நம்முடைய உறவுகள், அப்டீன்னு சொல்ட்டு சொல்லுவாங்க. ஆ, உங்களுக்கும் அதே மாரி தான் இருந்ததுச்சுங்களா?
கண்டிப்பா இல்லங்க. அந்த படத்துல பார்க்குற மாரிலாம் ரியாலிட்டில இருக்காது. ஆன் வந்து நம்ம சண்டை போடுற மாரி தான் இருக்கும். <chuckles> என்ன அப்டீன்னா, ஆ தினமும் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம். ஏன்னா வந்து நாங்க அப்ப வந்து ஒரு தூரத்துல இருந்து தான வந்து, இந்த உறவே இருந்தது எங்களுக்கு. அப்போ வந்து ஒண்ணா இருக்கும்போது, அது வெவ்வேற சூழ்நிலைல வந்து மாறுதல் இருந்தது.
ம். நிச்சயமா.
கண்டிப்பா. அப்போ வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு பயம் உணர்வு வந்தது. என்னடா நம்ம சண்ட போடுறோம், அடிக்கடி. நம்ம பிரிஞ்சிருவோமா? அந்த மாரி வந்து ஒரு விஷயங்கள்லாம் தோணுச்சு. ஆனா, அவரு என்ன பண்ணுவாருன்னா? அ அழகா வந்து அவரு எப்பிடி வந்து, அந்த சண்டை முடிச்சோனே வந்து எப்பிடி தொடங்குவாரு? அந்த பேச்சு வந்து எப்பிடி தொடங்குவார்னா, அ சரி. நம்ம உட்காந்து பேசலாம்ன்னு, முதல்ல வந்து ஆரம்பிப்பாரு. நெறைய இடங்கள்ல நெறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் வந்து அவரு பண்ணுவாரு. அ ஒரு சில நேரத்துல வந்து, எனக்கு புடிச்சமான ஒரு விஷயங்கள் வந்து எடுத்துட்டு வருவாரு. உதாரணத்துக்கு எனக்கு புடிச்சமான ஒரு உணவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அ நான் வந்து சொல்றேன். என்ன அ <chuckles> நகைச்சுவையா தான் இருக்கும். எனக்கு முட்ட பப்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. அதனால என்ன பண்ணுவாரு? எடுத்துட்டு வந்து நேர்ல வந்து சாப்பிடுறதா இருக்கட்டும். இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. கொஞ்சம் வெறுப்பேத்துற மாரி, அப்போ அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா "உனக்கு கொஞ்சம் வேணுமா?" அப்பிடீன்னு கேப்பாரு. "ஆமா, வேணும்னு" சொல்லி, அப்புறம் வந்து கொஞ்சம் பேச்சு தொடங்கும்.
ஓ. ஆ. ஆ. அந்த அந்த கோபத்துலருந்து நம்மள அப்படியே மாத்திக் கொண்டு போய்டுவாரு.
ஆமா. அந்த மாரி ஒரு விஷயங்கள்லா நடக்கும். ஆனா, நான் இந்த மாரி விஷயங்கள் எதுவுமே பண்ணமாட்டேன்ங்க. அது தான் எங்கிட்ட இருக்குற ஒரு மிக பெரிய வந்து ஒரு நெகட்டிவ். ஆ அதுக்கப்புறமா எனக்கு அந்த புரிதலே வந்து, அது ஈகோவா இல்ல அந்த புரிதல் இன்னும் எனக்கு இல்லையா. அப்பிடீன்னு எனக்கு தெரியல, அப்போ. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது, எனக்கே வந்து நம்ம பண்றது தப்பு. நம்ம என்ன நம்ம ஒரு புடுச்சவங்க கூட தான வாழப் போறோம். நம்ம விட்டு குடுத்து போனா என்ன? அவர மாரியே. அவர மாரியே நம்பளும் போய் கொஞ்சம் எஃபோர்ட் எல்லாம் போடுவோம். அவரு எதிர் பார்க்கிறாரு. இல்லையா. அப்பிடீன்னு சொல்லி, நிறைய விஷயங்கள் எனக்கு தோன ஆரம்பிச்சிருச்சு.
நிச்ச நிச்சயமா. அதற்கப்புறம் உங்களுக்குள்ள வந்துட்டு மாற்றங்கள் எதுனா ஏற்பட்டுச்சா? அவுங்களுடைய அந்த ச அந்த கோபம் வந்துட்டு குறஞ்சதில்ல. நீங்க வந்துட்டு மன்னிப்பு கேட்கிறது, அந்தமாரி எதுனா மாற்றங்கள் எதுனா ஏற்பட்டுச்சா?
கண்டிப்பாங்க. நானும் என்ன பண்னே அப்பிடின்னா, நிறைய நாட்கள் வந்து கொஞ்சம், கொஞ்சமா வந்து ஆ ஒரு நேரம் எடுத்து அத யோசிச்சு, ஆ நம்ப 1 தடவ 2 தடவ வந்து நம்ம முயற்சி தான் பண்ணி பாப்போமே! அதுவும் வந்து ஒரு பிடிச்சவங்கக்கிட்டதான பண்றோம். இதில என்ன தப்பு இருக்கு? அப்பிடின்னு சொல்லி, ஆ நானே என்ன திட்டி, என்ன பண்ணேன் அப்பிடின்னா, ஒரு அதே போல வந்து ஆ ஆஸ் யூசுவல் ஒரு சண்ட. அப்ப வரம்போது, நானே போய் வந்து அவருக்கிட்ட இல்ல என்ன மன்னிச்சிடு. நான் அப்பிடி பண்ல, அப்பிடின்னவுனே, அவருக்கு வந்து அவரு வந்து கண்ணு 2ம் முழிக்கிறாரு. என்னது நீயா! அப்பிடிங்கிறமாரி. அப்புறம் வந்து பரவால்லையே! அப்பிடின்னு சொன்னாரு. ஆ சரி, சரி, ஓகே. பரவால்ல. பாராட்டாதீங்க அப்பிடின்னு சொன்னேன். அதுக்கப்பறமா, அடுத்த தடவ வந்து கொஞ்சம் போகும்போது நானும் இந்த ஈக்குவலான வந்து ஒரு எஃபர்ட் எல்லாம் வந்து போட ஆரம்பிச்சேன். போட்டு கொஞ்சம், கொஞ்சமா அதாவது அந்த சண்டையே வந்து தொடங்குறதுக்கு வந்து நானும் வந்து அ இல்ல என்ன மன்னிச்சிடுங்க அப்பிடின்னு சொல்லி ஒரு பக்கத்தில போய் உட்கார்றதா இருக்கட்டும், இல்ல அவுங்க கைய பிடிச்சு வந்து பேசுறதா இருக்கட்டும், இப்பிடிதான் வந்து, தொடங்குவேன். அ அவரு பேசணும் ஒரு சண்டை முடிச்சு, ஒரு விஷயம் வந்து நம்ம பேசினோம் அப்பிடின்னா, ஒரு பக்கதுல போய் உக்காரதா இருக்கட்டும், இல்ல புடுச்ச விஷயம் ஏதா வந்து அவுங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லயா! ஒரு சாக்லேட் அவுங்களுக்கு பிடிக்குன்னா, அத வந்து புடுச்சு போய் உட்கார்றதா இருக்கட்டும். இந்தமாரி விஷயங்கள் எல்லாம் நானு பண்ண ஆரம்பிச்சேன்.
ம். <laughs> <laughs> ம், ம். ம். ஆனா, இப்ப நீங்க சொன்னீங்க உங்களுக்கும் உங்க கணவருக்கும் இடையிலான அந்த சொன்னீங்க. ஆனா இப்போ மற்றவர்கள் இப்ப நம்முளுடைய மற்ற உறவுகள் இப்போ சில நேரத்தில நம்ம நமக்கு இளையவர்கள்லாம் இருப்பாங்க. நம்முடைய தங்கை, நம்முடைய தம்பி இப்போ அவங்ககிட்டலாம் நம்முளுடைய அந்த ஒரு அணுகுமுறையே வேற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல அந்த நேத்துல நம்ப தான் வந்து போய் மன்னிப்பு கேட்டு அந்த சண்டை வந்துட்டு இந்த சுமூகமா முடிக்கனும். நம்ப தான் பெரியவங்க. நமளுக்கு தான் பொறுப்புணர்வு இருக்கு. அப்பிடின்னு சொல்ற 1 அ அப்பிடி 1 எண்ணம் வந்துட்டு எப்பமே எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இப்போ உங்களுக்கு அ கூட பொறந்தவங்க கூட சண்டைகள் ஏற்படுறப்போ, நீங்களும் அதேமாரி நீங்க போய் சமாதானப்படுத்திருக்கிறீர்களா? இந்த சண்டைகளுக்குப் பிறகு.
அந்த எண்ணம்னு சொன்னீங்க இல்லயா? அந்த எண்ணம் என்கிட்ட கெடையவே கெடையாது. என் கணவர்கிட்டயே இல்ல. அப்ப மத்தவங்ககிட்ட இருக்குமான்னு கேட்டிங்கன்னா? அது சுத்தமா வந்து ஜூரோ தான் நான் சொல்லுவேன். ஆனா வந்து 1 விஷயம் இருந்தது. நான் என்ன பண்ணுவேன்னா, அதுக்கு அப்பிடியே வந்து ஆ ஆப்போசிட்டா வந்து. நான் தான் பெரியவன், சின்னவ தான் வந்து பேசணும் அப்பிடின்ற மாரி வந்து 1 விஷயம் இருக்கும். ஆனா வந்து என்ன பண்ணுவேன். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இல்லாம நான் அடுத்த நாளே வந்து கொஞ்சம். ஆ ஓ அட் 1 அட்லீஸ்ட் 1 நாளாச்சும் வந்து பேசாம இருப்பேன், சண்ட போடமா. 1 அடுத்த நாள் வந்து நம்ப அ 1 சாதாரணமா பேசுறோம் இல்லயா. ஆ இந்த மாதிரி வந்து ஆ இல்ல ஆ இந்தா இது வேணுமா? இல்ல உனக்கு அது வேணுமா அப்பிடின்னு கேட்குற மாரி 1 சாதாரண விஷயம் மாரி நான் பேசத் தொடங்கிடுவேன். அவுங்களும் வந்து அந்த விஷயத்த மறந்துருவாங்க.
ம். ஆ. ம், ம். ஆ, ஆ. ம்ஹும். நிச்சயமா. இப்போ சிறியவங்ககிட்ட அந்த மாரி இருப்பீங்க. ஆனா, இப்ப வேலைகள்ல வந்துட்டு, சில நேரங்கள் வந்துட்டு நமக்கு சண்டைக்குள்ள வந்துட்டு முரண்கள் வந்துட்டு ஏற்படும். சண்டைய விட முரண்கள் வந்துட்டு ஏற்படும். அ நிறைய பேரு இப்ப நம்ம 1 புதுசா 1 வேலைக்கு போயிருந்திருப்போம். 1 பெரிய போஸ்டிங் ல போயிருந்திருப்போம். அ நமக்கு கீழ இருக்கிறவங்கலாம் ரொம்ப நாள் நெடுங்காலம் அந்த வேலைகள்ல இருந்திருப்பாங்க. நம்ம எதுனா சொன்னா கூட வந்துட்டு, திடீர்னு வந்துட்டு 1 முரணான 1 கருத்துக்கல்லாம் வரும். அந்த மாரியான நேரங்கள்ல சண்டைகள் வராமல் வந்துட்டு தவிர்க்கறதுக்கு நீங்க எதுனா செய்வீங்களா? ஏன்னா நீங்கதான் வந்துட்டு ஹையர் போஸ்டிங் ல இருக்கீங்க. அந்த மாரியான சூழல்கள் எதுனா சந்திச்சிருக்கீங்களா?
கண்டிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் மாறுதல் பற்றதுனால, அந்த சண்ட போடுறதே நான் நிறுத்திட்டேன்னு சொல்ல போலாம். என்னன்னா வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிற தன்மை வந்துருச்சு எனக்கு.
ம். ம், ம். ம்.
பரவால்ல நம்ம வந்து, அ ஏதோ 1 இந்த விஷயத்துல நம்ம எதுக்கு சண்ட போட்டு, வீணா வந்து, அந்த நேர மேல செலவழிச்சு, அதுக்கப்புறமா அவங்க கிட்ட போய் நம்ம பேசி, இந்த மாரி விஷயங்கள்ல ஈடுபடுறதோட, நம்ம அதப் புரிஞ்சுகிட்டு, அத வேற மாரி கொண்டு போலாம் இல்லயா? அப்ப அந்த மாரி, ஆமா. அப்ப அந்தமாரி வந்து முறைகள்ல வந்து நான் ஈடுபாடு காட கா காட்ட ஆரம்பிச்சுட்டேன். அப்பப்ப வந்து சண்ட வரும், இருந்தாலும் பெரும்பாலும் அத எப்பிடி தவிர்க்கலாம். அப்பிடிங்கற 1 விஷயத்துல நான் வந்து வர ஆரம்பிச்சுட்டேன்.
அமைதியா கொண்டு போலாம் அப்பிடின்ட்டு. ம். ம், ம். இப்போ அ உங்களுக்குள்ள நீங்களே வந்துட்டு உங்கள வந்துட்டு ஒரு 2 விதமா வந்துட்டு பிரிச்சு வந்துட்டு பார்க்கலாம். இப்ப கொஞ்சம் நா ஒரு 2 பார்க்குறோம். முதல் பாகத்துல ரொம்ப தீவிரமான சண்ட போடுவேன். யாருக்கிட்டயும் நான் வந்துட்டு பேசமாட்டேன். 2 பாகத்துல பார்க்குறப்போ, நான் வந்துட்டு இல்ல அந்த பக்குவம் அதுல இருந்து ஒரு பக்குவப்பட்டு, இல்ல நம்ப சண்ட போடக்கூடாது. நம்ப எல்லாருக்கிட்டயும் வந்துட்டு நன்மையா பேசணும். எதுவா இருந்தாலும் சுமூகமா முடிக்கணும் அப்பிடின்ற ஒரு 2 பக்குவத்துகுள்ள நீங்க வந்துட்டு வந்திருக்கீங்க. இப்போ இதுல எது வந்துட்டு சிறந்ததா இருந்ததுனு நீங்க நினைக்கிறீங்க?
கண்டிப்பாங்க. அந்த பக்குவப்பட்டோம் இல்லயா! அந்து தான் வந்து எனக்கு கொஞ்சம் சிறந்ததா தோணுச்சு. ஏன் அப்பிடின்னா, கொஞ்சம் மன நிம்மதியும் இருந்தது. இந்த விஷயத்த விட்டு ஒரு சண்ட அப்பிடின்னா, விலகி வரம்போது அது கொஞ்சம் ஆனா, வந்து என்னோட கணவர்கிட்ட அது நான் பண்ணவே இல்லேங்க. மத்தவங்கக்கிட்ட வேணா வந்து அந்த சண்டையிலேருந்து நான் விலகி வரேனே! தவிர்த்து கணவர்கிட்ட வந்து நானு சண்டைகள்லாம் பண்றேன், கண்டிப்பா. அது மட்டும் குறையவே இல்ல. ஆனா, வெளிய மட்டும் எல்லார்கிட்டேயும் வந்து அந்த சண்டை, அந்தமாரி ஒரு விஷயம் வருது அப்பிடின்னா கொஞ்சம் விலகி வரது வந்து நான் பயன்படுத்துறேன்.
நிச்சயமா. ஆ ம். ம். நிச்சயமா. அ இந்த விலகி வந்துட்டு, அந்த சண்டைய வந்துட்டு போட தவிர்குறதுக்கு, நீங்க முயற்சி வந்துட்டு செய்றீங்க.
கண்டிப்பா, தவிர்க்குறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுவேன். அப்டியே வந்து அ ஒரு சண்டை வந்தாலுமே சரி, அது கொஞ்சம் நேரம் வந்து ஒரு நேரம் எடுத்து "ஆ சரிங்க இல்லை, பரவாயில்ல, நீங்க சொன்னதையே வந்து நம்ம பண்ணிக்கலாம். இல்லன்னா நம்ம இந்த மாரியே வந்து பண்ணிக்கலாம்" அப்டின்ற ஒரு மனப்பான்மை வந்து எனக்கு வந்துருச்சு.
ம். அதான் தொடர்ந்து அந்த ஒரு பக்குவப்பட்டுடீங்க அப்டின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ம், உங்களுடைய கருத்துக்கள்லா உங்களுடைய வாழ்க்கையில எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில வந்துட்டு ஒரு சண்டை, ஏன்னா "ஒரு சின்ன ஒரு சொல் கூட வந்துட்டு பிறரை வந்துட்டு காயப்படுத்திரும்" அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாருமே வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ அதேபோல ஒரு பெரிய ஒரு சண்டை, ஒரு தீவிரமான ஒரு சண்டை அப்டினாலே அதுல நிறைய வந்துட்டு முரண்கள், நிறைய வந்துட்டு இந்த ஒரு அ கோபங்களின் வெளிப்பா-வெளிப்பாடா தான் வந்துட்டு இருக்கும். அப்படி இருந்த ஒரு உரையாடளுக்கு, அதற்கு பிறகு ஒரு உரையாடல் எப்படி இருக்கனும்? அ, அதை எப்படி வந்துட்டு மாற்றனும்ன்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சது, நீங்க வந்துட்டு அ உங்களுடைய கணவர் வழியா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தது. நிறையவே செய்திகள வந்து விட்டு தொடர்ந்து வந்து விட்டு சொன்னீங்க. அதன் வழியா நிறைய கருத்துக்களும் வந்துட்டு சொன்னீங்க. அமைதியா இருக்குறது தான் வந்துட்டு, "அமைதியா எதுவாக இருந்தாலும் வந்துட்டு கையாளனுன்றது தான் சிறப்பானது!” அப்டின்னு சொல்லிட்டு வந்துட்டு, சொல்லியிருந்தீங்க ஆ, உங்களுடன் பேசியமைக்கு, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.
மிக்க நன்றி.